நீங்க திருப்பி வந்த பெட்ரோல் செலவு வேற வேஸ்ட் இப்ப உங்கப்பாவையும் கூட்டு வந்து. <chuckles> நீங்க
ஆமா. பெட்ரோல் செலவு வேஸ்ட்டு, பஸ்ஸு மாறி சுத்துனது வேஸ்ட்டு.
இல்ல, நீங்க ஒண்ணு பண்ணியிருக்கலாம். அப்பாட்ட அப்பவே வந்து ஏதாது அந்த செக்யூரிட்டி நம்பர் அந்த மாரி இருந்தா ஃபோன் பண்ணி இந்த இடத்துல வச்சுட்டு வந்துட்டாங்க. எடுத்து வை அப்
அது மொத நாள்ல. அதனால யார் நம்பருமே வாங்கல. 1 ல் நாள் பள்ளிக்கூடம்ன்றபோது, அதுவும் பள்ளிக்குள்ள வச்சிருந்தாவது அவுங்க எடுத்து வச்சிருந்திருப்பாங்க. பள்ளிக்கு வெளிய அ ரோட்டுக்கு எதுத்த மாரி நின்னு நிக்கிற இடத்துல அந்த படிகட் மாரி இருக்கும் பாருங்க. சர்ச் இருக்கும். சர்ச்சுக்கு முன்னாடி ஒரு படிக்கட் மாரி இருக்கும். அங்கன தான் வச்சுட்டு நான் பாட்டுக்கு ஏறிட்டேன். அப்டியே ஆட்டோ வரவும்.
அ. ஆ. ஆ. ஆமா. அப்போலாம் இது இல்லையா? சிசிடிவி கேமரா பார்க்கறதுக்கெல்லாம்?
ஆஹா! அதெல்லாம் எதுமே கெடையாதுங்க. அது ஒண்ணும் பண்ண முடியாது. அதுவும் அதுவும் ஏதாவது <chuckles> ப காசு அந்த மாரி ஏதாவது தொழச்சிருந்தா வாச்சி நம்ம இந்த மாரி தேடலாம். அந்த ஸ்நாக்ஸ் இருக்கும்போது யார் எடுத்துட்டு போனாலும் தெரியாதுல்ல. அந்த ஸ்நாக்ஸ்ன்னா சாப்படுற பொருள ரோட்ல உட்கார்ந்துருக்கவங்க கூட.
ம். ஆ. இத இவ்வரு காவலாளி மாரி இருக்க மாட்டாங்களா? அந்த சர்ச்சு கேட்டு கிட்டலாம்?
இல்ல வாச்மேன் இருந்தாங்க. அவங்கட்டலாம் கேட்டா அவங்களுக்கு தெரியல. அப்டி ஒரு பொருள் இருந்ததும் தெர்ல. எடுத்துட்டு போனதும் தெர்ல. வாச்மேன் இருந்தாங்க. ஆனா. அவன் நான் பார்கலயே அப்டின்ட்டாரு. ஒரே வார்த்தையில நான் பார்கலன்ட்டாரு.
ஆ சரி. ஆமாங்க. அவரே கூட எடுத்திருப்பாரு. யாருக்கு தெரியும்? <chuckles>
<chuckles> ஆமா. அப்புறம் இதே மாரி ஒரு சம்பவம் இப்ப கொஞ்சம் ரீசென்ண்டா பேருந்துல பயணம் பண்ணபோது.
தெரியும். உங்கம்மா என்ன சொன்னாங்க? அதான் எனக்கு பயமா இருக்கு. ம்.
எங்கம்மா அடி வெளுத்துட்டாங்க என்னிய? <chuckles> அ உனக்கு புது லஞ்ச பேக்லாம் கெடையாது. தொடக்க பள்ளியில என்ன கொண்டு போனியோ, அதையே திருப்பி கொண்டு போ அப்டின்ட்டு. ஆ அதுதாங்க கொஞ்சம் நாளைக்கு கொண்டு <chuckles> போனேன். ஆனா எங்கப்பா வாங்கி இல்லங்க அ இந்த இந்த பிளாஸ்டிக் கூட மாரி இருக்கும்ல ஒரு கூட. தெறந்த மாரி இருக்கும். அது வந்து நம்ம மூடலாம் முடியாது. ஆ அந்த மாதிரி இருக்கும். அந்த கூடயே கொண்டு போ அப்டின்ட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அத வச்சு தான் ஓட்டுனேன். ஏன்னா, இப்ப புதுசா போவோம்ன்னு, புது கூடல்லாம் வாங்கிட்டோன்னு வைங்களேன், இந்த பழைய கூடல்லாம் காய் வாங்குறதுக்கு, அதுக்கு இதுக்குன்னு பயன்படுத்திருவாங்க.
ஆ. என்னது மஞ்ச பையா? <chuckles> ஆ, சரி சரி. புரியுது புரிது. ஆய். ம். ஆனாக் ஆ. அழுக்காயிடும். அழுக்கா இருக்கும்
ஆமா. அழுக்கா தான் இருந்துச்சி. ஆனா வந்து உனக்கு பனிஷ்மென்ட் அதுதான்னு சொல்லி எங்கம்மா அது தான் குடுத்து விட்டாங்க.
அ. சரி அப்புறலருந்து கரெக்ட்டா வெ வெள்ளை இது ஸ்டிக்கர் ஒட்டுனதுல ஏற ஆரம்பிச்சீங்களா? ஊதா ஊதா ஸ்டிக்கர் ஆ.
ஆமா. நீல ஸ்டிக்கர் ஆமா. நீல ஸ்டிக்கர்ல ஏற ஆரம்பிச்சேன். கொஞ்ச நாள் அப்டி போச்சு. ஆனா வந்து என்னன்னா, ரோட்ட கடக்குறது வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. ஏன்னா, என் ஸ்டாப்புக்கு வந்து நான் இறங்குறேன் அப்டின்னா, அது ரோட்ட கடந்து இந்த பக்கம் வந்ததுக்குப்புறம் தான் வீட்டுக்கு நடந்து போக முடியும். அப்ப எங்கப்பா என்ன சொல்ட்டாங்கன்னா, இந்த 4 வழிச்சாலையா இருக்கு. நீ பேருந்துல வர வேண்டாம். ஆட்டோ மாத்திருவோம். அப்டின்னா வந்து நீ வீட்டுக்கு முன்னாடி எறங்கிறலாம் அப்டின்னு சொல்லிட்டு. அதுலருந்து ஆட்டோக்கு மாத்தி விட்டாங்க. 1 மாசம் தான் பேருந்துல போனேன்.
ம். ஓ! சரி சரி. ஆ. அதுக்கு ஒரு கூட வேற நஷ்டம் உங்களுக்கு. <chuckles>